நீங்க நல்லா சொன்னீங்க. ஆரம்பிக்கும்போது விருந்தோம்பல் வந்து நம்முடைய கலாச்சாரம் என்று சொன்னீங்க. அது குறிப்பா வந்து அ இன்னும் கூட நீங்க தெளிவா என்ட சொல்லியிருக்கலாம். அ "தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரம்" அப்டின்னு கூட நம்ம சொல்லிருக்கலாம்.
ம்ஹ்ம். ம். ஆமா, நிச்சயமா. அத வந்து மேன்மைப்படுத்தி, தனிமைப்படுத்தி அ சொல்லியிருக்கலாம். சிறப்பு படுத்தி. ம்ஹ்ம்.
ஆ. ஆமா, சொல்லிருக்கலாம். ஆமா, சிறப்பு படுத்தி நீங்க சொல்லிருக்கலாம். இருந்தாலும் பரவால்ல. நீங்க ஆரம்பிக்கும்போது "கலாச்சாரம்" என்று சொன்னதனால, அது வந்து அது இந்த விருந்தோம்பல்ங்கிற சொல் வந்து பொதுவாக தமிழனுக்கே உரித்த சொல் அது. அதனால தான் விருந்தோம்பலை பற்றி வள்ளுவனே நெறைய குறள் சொல்லியிருக்கிறாரு.
புரிகிறது, புரிகிறது. ம். ம்ஹ்ம். நிச்சயமா. ஆமா. அதுக்குன்னு ஒரு தலைப்பே வைத்து விவாதித்திருக்கிறாரு, இல்லையா? அவரு, ம். நிச்சயமா.
ஆமா, ஆமா. சொல்லிருக்கிறாரு. விருந்தோம்பல் வந்து நல்ல ஒரு விஷயம். அதாவது "விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற் றன்று." அப்பிடின்னு சொல்றாரு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. அதற்கு அர்த்தம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடிந்தா, தெரிந்து கொள்ளலாம் ஆசை. வேறு ஒன்றும் இல்லை, ம்.
ஒரு ஆ ஆமா. நான் ஓரு சொல்றேன் ஒண்ணுல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்.
ம், ம், ம்.
"விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற் றன்று" அப்பிடீன்னு. ஒரு வறியவங்களுக்கு, நம்மை நாடி வருகிற விருந்து விருந்தினருக்கு நம்ம உணவு குடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு, நம்மானால உணவு குடுக்க முடியல அப்பிடீன்னா
ம், ம்ஹ்ம். ஆ. சரி.
நம்ம வந்து எனக்கு வந்து அந்த நேரத்ல எப்பவுமே மரணத் மரணமே வராத அளவுக்கு 1 மருந்து. மரணத்தை தடுத்து நிப்பாட்ற மருந்து எனக்கு நீங்க குடுத்தாலும், எனக்கு அது தேவையில்லைங்கிறாரு. அப்ப விருந்துக்கு எவ்ளோ அ அவசியமில்ல. அ விருந்து வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது. அ அந்த மாரி வந்து அ விருந்துங்கிறது தமிழருடைய ஒரு பாரம்பரிய சின்னம் என்று தான் நான் இதை சொல்வேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அவசியம் இல்ல. முக்கியத்துவம் குடுக்கிறார். ம், ம். புரிகிறது, புரிகிறது. சிறப்பா சொன்னீங்க. ஆ.

அப்போ நீங்க விருந்து கொடுக்கும் போது, ஒரு அனிச்சம் பூவை எப்படி நீங்க கையாள்கிறீர்களோ, அதே மாதிரி ஒரு விருந்தினரை நீங்க வந்து கையாள வேண்டும். உபசரிக்கணும். அப்ப எவ்ளோ
ம்ஹ்ம். ம்ஹ்ம். உபசரிக்கணும். ஆமா. அதாவது நுகருத ஒரு விஷயம், நுகர்தல், பக்கத்தில வச்சு நுகர்தல் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அ, அவ் அவ் அவர்களிடத்திலிருந்து அதாவது விருந்துக்கு வந்திருக்கிறவர்களிடத்திலிருந்து நான் பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள முயற்சிக்காமல், ஒ எட்டத்திலிருந்தே அவர்களை ரசித்து, அவர்களை உபசரித்து அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு கருதி விஷயமா?
இல்ல. சொல்வது இல்ல. இர இரண்டுமே இது தவறு. நீங்க சொன்ன 2 கருத்துமே தவறு. அவர் அந்த பாட அந்த கருத்துக்கு வள்ளுவன் வரவில்லை. வள்ளுவன் என்ன சொல்லுகிறார்? விருந்தினர் என்பது ஒரு அனிச்ச மலர் மலர் மாதிரி. நீங்க அந்த பூவ வந்து கசக்கல. அந்த பூவ நீங்க திட்டல. அந்த பூ வந்து தூர போடல. அந்த பூ வந்து லேசா மோந்து பாத்தாலும் வாடி போயிரும். அப்போ அந்த பூ வாடாம வச்சு, வச்சுக்கணும்.
ஆ. ஆ சரி. ஆம். அதுதான். ம் ம், சரி. ஆமா. சேரி. ஆ, அதாவது அ. ஒரு நிமிஷம். அந்த பூவுக்குள் அந்த தன்மை அப்படியா? முகர்ந்து பார்த்தாலே வாடி போகக்கூடிய இயற்கையான தன்மை குணமுடையதா அந்த பூ?
நிச்சயமாக, நிச்சயமாக! அத அனிச்ச மலர் என்று சொல்வாங்க. ஆமா, சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா மோந்து பாக்காத! அப்படிங்கும் போது ஒரு விருந்தினரை நாம் எப்படி கையாளனும் அப்படினா, அவங்கள ரொம்ப கண்ணும், கருத்துமா இருந்து ஒரு அனிச்ச மலர்
ஓ! அது எனக்கு தெரியாதனாலதான். ஆமா, அ சேரி, சேரி, சேரி புரியும். புரிகிறது. இப்போ புரியுது. ம். ம். உண்மைலேயே பார்த்துக்கொள்ள வேண்டும். ம்.
ஒரு அனிச்ச மலருக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை அவர்களுக்கு கொடுக்கணும். அதான், "மோப்ப குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து" எந்த வகைளையும், அந்த ஒரு விருந்தினர் வாடி போகாத அளவிற்கு, அவர்கள் மனம் சஞ்சலப்படாத அளவிற்கு, வருத்தம் கொள்ளாத அளவுக்கு நீங்கள் வந்து விருந்து விருந்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு உற்சாகமான விருந்தாக இருக்கும். ஒரு பண்பாடு மிக்க விருந்தாக இருக்கும் என்று சொல்லுகிறார்.
ம்ஹ்ம். புரிகிறது. இப்போ புரிகிறது. ம். ம்ஹ்ம். ம். சரிதான்! புரிகிறது. கண்டிப்பாக.